இப்போ பொதுவா நம்ம வந்துட்டு, ஆ, அ, அதாவது நம்மளோட அறிமுகம் இல்லாதவங்களோட நம்ம போயி பேசி, அவுங்க கூட வந்து ஒரு நட்பு ஏற்படறதோ, அ இல்ல வந்து அவுங்க கூட ஒரு உறவுகள வந்து நம்ம போகுறதோ, அந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நீங்க வந்து அ புதுசா ஒருத்தவங்களோட எப்டி பேச ஆரம்பிப்பீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இது அ பேச ஆரம்பிக்கறது புது மனுஷங்க அவுங்க வந்து நமக்கு அறிமுகமே இல்ல. யாருன்னே தெரியாது. பட் ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் இருக்கும். மே பீ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், மே பீ இஃப் இட் இஸ் அ பெர்சனல் ரீன் ரீசன். இல்லாட்டி எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபேம் ஃபேமிலி விஷயம் அப்டின்னா, இல்ல அப்டின்னா வொர்க் ரிலேட்டட் விஷயத்துல, மே பீ மேனேஜரோட அவுங்க ஃப்ரெண்ட் இல்ல அவுங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாரி. அக்கியூன்டன்ஸ் அந்த மாரி தான் வரும். அப்போ, நம்ம வந்து அப்ரோச் பண்றோம்ன்னா, நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கணும். நம்ம ஒரு சில விஷயங்கள் பகிரணும். அப்ப தான் அந்த கேள்விக்கு அவுங்க பதில் சொல்வாங்க. இல்ல, அ நாங்க பேசியே தீரணும்ங்கற சிச்சுவேஷன் இருக்கு. அ சின்ன எக்ஸாம்பிள்க்கு, ஏதோ கல்யாண வீட்டுக்குப் போறோம். அப்ப வந்து நம்ம அந்த எடத்துக்கு போறோம், நம்ம உறவினர் கல்யாணத்துக்கு. அம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. இல்லாட்டி நம்ம உறவினர்கள் வந்திருப்பாங்க. அவுங்களோட உறவினர்கள் வந்திருப்பாங்க.
ம். கண்டிப்பாங்க. ம்.
அப்ப வந்து அந்த உறவினர்களோட உறவினர்கள். அவுங்களோட பேசுறமாரி நமக்கு சில சந்தர்ப்பம் வரும். பேசியே தீரணுங்குறமாரி. அப்போ வந்து நம்ம போயி தலையிட்டுக்கலாம் இல்லயா! அவுங்களா தான் வராங்க. அப்போ அளவா பேசிக்கணும்.
ஆ. ஆமா.
பரவாயில்ல. அவுங்க வந்து, நம்ம கூட ரொம்ப குளோஸா ஆகாம இருந்தாலும், நமக்கு நஷ்டம் கிடையாது. நம்ம சிரிச்சி எப்பிடி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? சரி. சரி ஓகே. பாருங்க. அவ்ளோதான். இதுவே நமக்கு ஒரு காரணம் இருக்கு. நமக்கு என்னன்னா, இந்தமாரி நம்ம உறவினரோட உ உறவினர். அவரு வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டா இருக்கிறாரு. ரொம்ப பெரிய தொழிலதிபரா இருக்காரு. நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வணிகம் பண்றோம். அந்த தொழிலதிபர் மூலமா நமக்கு ஒரு சில ஆதாயங்கள் வர வேண்டியது இருக்கு. அவரு நமக்கு அறிமுகமே இல்லாதவர். அப்போ நம்ம என்ன பண்ணனுன்னா, அவுங்கள போய் பார்க்கிறப்போ, அறிமுகமே இல்ல புதுசா போய் பார்க்குறோம். அப்போ நம்ம நிறையா பேசணும்.
ம். கண்டிப்பா.
கண்டிப்பா நிறையா பேசியே ஆகணும். அப்பதான் வந்து நமக்கு தேவையான விஷயத்த நம்ம வாங்கிக்கலாம்.
ஆ ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. இப்போ அ நீங்க சொல்ற மாரி வந்துட்டு ஆ தெரியாதவங்க வந்து பேசும்போது ஒரு ஒரு ஸ் குட்டி ஸ்மைல், "ஆ நல்லாருக்கீங்களா? எப்டி இருக்கீங்க?" அதோட முடிச்சுக்கலாம். இல்ல அதோட கன்டின்யூ பண்றதும், பண்ணதாதும் நம்ப அவங்கக்கிட்ட இருக்க ஒரு கான்வர்சேஷன் லெவல் தான் இல்லைங்களா? ஆனா இதுவே வந்துட்டு நீங்க சொன்ன மாரி ஒரு ஆ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு பிசினஸ் மேக்னட் இவங்க மாரி இப்ப அவ் இருக்கும்போது அவங்களோட நட்பு, அவங்களோட ஒரு உறவு வந்து நமக்கு தேவை. ஏதாவது ஒரு விஷயத்தில வந்து கண்டிப்பா இருக்கும்ன்றதுக்காக நம்மளோட அறிமுகத்த வந்து இன்னும் கொஞ்சம் கூட, ஆ கொஞ்சம் ஒரு பொல பொலைட்டா ஒரு ப்ளீஸ்ட்டா போறது இன்னும் நமக்கு ரொம்ப நல்லாருக்கும், இல்லைங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இது எப்டி கொண்டு போணும் அப்டின்னா, அ ச சரியா சொன்னீங்க. இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கு அது குறிக்கோளா மட்டும் நம்ம ஆப்பர்ச்சுனிஸ்ட்டா மட்டும் இருக்கக்கூடாது. நமக்கு என்னன்னா, நம்மளோட கேள்வி ஒரு 10 கேள்வி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 லைன், அதுக்கு பின்னாடி ஒரு 10 லைன், "நல்லா இருக்கீங்களா, நீங்க எப்டி ஆரம்பிச்சீங்க, உங்களோட பிசினஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எத்தனை பேர் வொர்க் பண்றாங்க, இந்த மாரி வந்து ரொம்ப நல்லா கேள்விப்பட்டேன், உங்களோடதப் பத்தி. அதனால தான் வந்து நானு உங்ககிட்ட அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணேன். <tsk> இந்த மாரி என்னோட சைட்ல இந்த மாரி திட்டங்கள் இருக்கு. இதுக்கு வந்து உங்களோட பிசினஸ்க்கு இது கண்டிப்பா வந்து நன்மை உ அ உண்டாக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கும் நன்மை உண்டாக்கும்னு நெனைக்கிறேன். இதப் பத்தி நான் விவரமா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட் அனுப்புறேன். நம்ம மறுபடியும் பேசலாம். ஆனா இப்போதைக்கு ஒ சும்மா ஒரு ஹை லெவல்ல நான் சொல்றேன்," அப்டிங்கிற மாரி கொஞ்சம் சொல்லிட்டு மேற்கொண்டு, அதுக்கப்புறம் நீங்க வேற எந்த ஈவன்ட்க்கு நீங்க போவீங்க, எங்க எந்த மாதிரி ஈவன்ட்க்குலாம் போவீங்க, எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க, சொல்லுங்க. நானும் வந்து முடிஞ்சா முயற்சி பண்றேன், அந்த இடத்துக்கெல்லாம் வந்து. அ உங்களோட சில சில பல ஆக்டிவிட்டீஸ்க்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், அப்டிங்கிற மாரி நான் நம்புறேன். நான் முயற்சி பண்றேன். அதாவது
அத மாரி ம். ம். ம். ஆ, சிறப்புங்க.
அவங்கள போர்ஸ் பண்ணாம
அதாவது ம்.
சொல்லுங்க.
அதாவது ஒரு நல்ல அப்ரோச் இருக்குங்க, அவங்ககிட்ட <chuckles> அ இ உ அதாவது ஒரு நல்ல அப்ரோச்னு நான் எப்டி சொல்ல வரறேன்னா, அ உங்களோட அனுபவம் தான் நீங்க இப்டி சொல்கிறீங்களோன்றது எனக்கு தோணுது. நீங்க எப்டி அத எடுத்துக்குறீங்க? இந்த மாரி அனுபவம் நிறைய இருக்கா, இத பத்தின விஷயங்கள்ல?
ஏங்க, நிச்சயமாங்க. அது பாண்ட், சட்ட போட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு மாதிரியா பேசுவான். பாண்ட் மேல கோட்டு போட்டவன் வேற மாரி பேசுவான். ஆனா, அவன் கோட்ட வந்து 2 பேர் சுமந்துட்டு வருவானுங்க. பாண்ட்டு. சட்ட மட்டும் தான் போட்ருப்பான். அவன் கோட்ட 2 பேரும் சுமந்துட்டு வருவாங்க. அவன் வேற மாரி பேசுவான். அதாவது. ம மக்களோட வேல்யூ அதிகமா ஆக. அவன் வாயில இருந்து நான் வேல்யூ சொல்றேன். சரிங்களா? நான் வந்து மத்த விஷயத்த சொல்ல. வேல்யூ மட்டும் நான் சொல்றன். வேல்யூ அதிகமா ஆக, அவங்களோட வாயில இருந்து வர முத்து முத்து, முத்தா, மணி மணியா வர வேண்டிய வார்த்தைகள் கம்மியா மாறும். சரிங்களா?
ம். ஆ ஆ. சிறப்புங்க. <chuckles> புரியுதுங்க. ம் ம். ம்.
அப்போ, நம்ம எவ்ளோ தான் கேள்வி கேட்டாலும். அவங்க, "ஆமா, இல்ல. சரி, இல்ல." அவ்ளோதான் பேசுவாங்க. அதுக்கு மேல பேசமாட்டாங்க.
ஆ. சரியா சரியா சொன்னீங்கங்க. எனக்கும் இந்த ஒரு அ கேள்வி இருக்கு. ஆ. ஏன் வந்து. ஆ அமவுண்ட் அதாவது அவ நீங்க சொன்ன மாரி வேல்யூ வேல்யூ ஏற, ஏற, ஏன் வார்த்தைகள் வந்து குறையுது? நானும் நிறைய பார்த்து இருக்கேன். நல்லா பேசிட்ருப்பாங்க, இப்ப. அப்புறம் பார்த்தா நல்லா ஒரு செட்டெட் ஆனதுக்கு அப்புறம் நம்மகிட்ட பேசுறதே. "நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்" அதோட அவ்வளவு தான். யா அதுக்கபுறம் எதுவுமே கேட்கறதில்ல. இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னாக, நீங்க ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லுங்களேன். எங்கேயாவது ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சிக்கோ, இல்ல வந்து ஒரு திருவிழா. ஏதாவது ஒரு இடத்துக்கு போய். அங்கு அறிமுகம் இல்லாதவர்கள்ட பேசி, அத எப்டி பேச ஆரம்பிச்சீங்க? அது எப்ப போய் எந்த மாரி ஒரு ஆ நட்புல முடிஞ்சிதா? இல்ல எந்த மாரி, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. சொல்லுங்க. நான், நான் வந்து எப்பிடின்னா, நான் தனியா என்னோட பிசினஸ் அப்பிடின்னு நான் பேசுனது கெடையாது. ஆனா, அ நான் வேலை செஞ்ச ஒரு கம்பெனிலாம் இருக்குற ஒரு பெரிய மேலாளர். அவுங்களோட நண்பர்கிட்ட நான் பேசிருக்கேன். அவங்களோட நண்பர்ட்ட பேசிருக்கேன். ஆமா, உரையாடல் நான் கொஞ்சம் பார்த்திருக்கேன் நானு. உரையாடல் எப்பிடி இருக்குன்னா, அது ஒரு ரொம்ப மிகைப்படுத்தி நான் சொல்லல. இது உண்மையில் நடந்தத சொல்றேன் நானு. "ஆ வாங்க நல்லா இருக்கீங்ளா? உங்கள செஞ்சது ரொம்ப நன்றி. வாங்க சாப்புடுங்க, சாப்புடுவோம்." இதோட அந்த செகண்ட் லெவல் கனெக்ஷன் ஓட பே பேச்செல்லாம் கட் முடிஞ்சு. பர்ஸ்ட் லெவல் கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் பேசிட்ருப்பாங்க. மேற்கொண்டு நம்ம ஏதாச்சும் உள்ள போய் பேசணுன்னா, அ அவுங்க என்ன பண்ணுவாங்கணா, நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் கனெக்ஷன் என்ன பண்ணுவாங்கணா, நீ இப்பிடியெல்லாம் பேசக்கூடாது. அவுங்க பிசியா இருக்காங்க இல்லயா? நீ பொறுமையா தான் இருக்கணும் யூ வில் கெட் யூர் சான்ஸ், யூ வில் கெட் யூர் டர்ன் அப்பிடிங்கிற மாரி நமக்கு வந்து ஒரு வார்னிங் குடுத்துருவாங்க. நம்மள அறிமுகப்படுத்துனதே அவுங்க தான். சொல்லுங்க.
ம். சரிங்க. ஆ, சொல்லுங்க. ஆ அப்ப நம்ம ஆ கண்டிப்பாங்க. அப்ப நமக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது தப்புபா தப்பா பண்றோமா? நம்ம நல்லா தானே பேசிட்டுருக்கோம். கரெக்ட்டான ஒரு கான்வர்சேஷன் ல தானே போயிட்டுருக்கோம். அப்பிடின்னு ஒரு ஃபீல் க இருக்கும். இல்லேங்ளா!
நிச்சியமாங்க. அது அது ந காரணங்கள் நெறைய இருக்கு. இப்போ நம்மளோட நண்பர் யார் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரோ, அந்த நண்பர் வந்து கொஞ்சம் இன்செக்யூர்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஒரு வேள இவன் வந்து சில தகவல்கள சொல்லி, இவனோட முழு வேல்யூவ மதிப்ப வந்து அவர் புரிஞ்சுகிட்டு, நம்மளோட நட்ப கட் பண்ணிட்டு, இவரோட சேர்ந்திருப்பாரோ? அப்டிங்கிற ஒரு சந்தேகம். அது ஒண்ணு. 2வது என்னன்னா, அந்த அந்த பிசினஸ் மேன் சொன்னே பார்த்தீங்களா? அவங்க ஏன் வந்து கம்மியா பேசுவாங்க அப்டின்னா, அதுக்கும் ரீசன் இருக்கு. அவங்க வந்து அந்த அட்டிட்யூட் காட்டுவாங்க. <tsk> நான்லாம் அவ்வளவா பேசமாட்டேன். இவ்வளோ தான் பேசுவேன். ஏன்னா, எனக்கு டைம் இல்ல. அப்டிங்கிற மாரி ஒரு சாயல் காட்டுவாங்க. ஆனா, நான் சமூக சமூகம்னா வந்து என்னைய மாரி மக்கள், என்னைய மாரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த மாரி பிசினஸ் மேன் கிட்ட வந்து வேல பார்க்குற மத்த வெண்டர்ஸ் அவங்க அவங்க வந்து பார்டிசிபேட் பண்ற, எல்லா விசேஷங்கள், பங்ஷன்கள், ஈவன்ட்ஸ்கள் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். அதாவது என்னன்னா, "ஒன்னு இருக்கு ஆனா இல்ல" ங்கிற மாரி. நான் பேசுவேன் ஆனா பேச மாட்டேன். நான் கலந்துப்பேன் ஆனா பேசமாட்டேன். <tsk> புரிஞ்சுங்களா உங்களுக்கு?
ம். அவனோ, ஆ கரெக்ட்ங்க. ஆமாங்க. அ. ம். சரிங்க. ம். ஆ. நல்லா புரியிதுங்க.
அந்த மாதிரி அவங்க சாயல் காட்டுவாங்க. அதாவது இவர் "எல்லாத்துலயும் இவர் இருப்பாரேப்பா, நீ என்ன இப்டி சொல்ற?" "எல்லாத்துலயும் இருப்பாரு. ஆனா நீ பக்கத்துல போய் பேசி பார்த்திருக்கியா?" அது அதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. தூரத்துல இருந்து ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாவும், கிட்டக்க போய் பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் வித்தியாசமாவும் இருக்குது இல்லைங்களா?
ஆ. அதாவது கண்டிப்பாங்க, சரியா சொன்னீங்க. நீங்க, நீங்க சொல்லும்போது எனக்குமே அது பீல் ஆவுது. அதாவது ஆ எல்லாரு எல்லா விசேஷத்துக்குமே வருவாங்க. அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது "பரவாயில்லையே இவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும். எல்லாத்துக்கும் வந்து அட்டெண்ட் பண்றாறேன்னு." நெனைக்க தோணும். அதுவே பக்கத்துல நெருங்கும்போது அவங்க வந்து நெருக்கத்துக்கு வந்து அலோ பண்ணமாட்டாங்க. கரெக்ட்ங்குளா?
கண்டிப்பா. நிச்சயமா. இப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லாம். இப்ப நம்ம திரைத்துறையில இருக்குற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து. ஆ அதாவது மேடையில ஏறும்போது அப்டியே பயங்கர புன்முறுவலா இருக்கும். கையசைப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாரி காட்டிப்பாங்க. ஆனா அதெல்லாம் உண்மைன்னு நெனைக்கிறீங்களா? எல்லாமே ஒரு முகமுடி தான். எல்லாமே ஒரு முகமுடி. பக்கத்துல யாராச்சு போய் ஃபோட்டோ எடுக்க போறோம்ல்ல பக்கத்துல போய் பேச போனாங்கன்னா, ஏதோ வந்து வேற்று கிரகத்து மனிஷங்க ஏதோ ஒரு நோய பரப்புற கிருமிகள பார்த்த மாரியே "பக்கத்துல வராத, வராத, வராத." என்ன பண்ண போறோம்? கடிச்சா சாப்பட போறோம். இல்லையா?
சொல்லுங்க. ஆ இப் <chuckles> கண்டிப்பாங்க. ஆ. ஆ, ஆமாங்க. <chuckles> இதுல 4 பவுன்சர் வேற வச்சுக்குறாங்கங்க. என்னமோ நம்ப பக்கத்துல போனா அவங்க புடிச்சு தள்ளி உடுறதுக்குனே வச்சுருக்குறாங்க.
கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த மாரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க வந்து நல்லவங்க மாரி நடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கூட்டம் சேரணும், அவங்களுக்கு சப்போர்ட் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். வேற எதுவுமே கெடையாது.
ஆ, ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்கங்க. இப்போ இதையும் தாண்டி வந்துட்டு ஏதாவது ஒரு அ புதிய பெர்சன் கிட்ட பேசி, அது வந்து ஒரு நல்ல ஒரு நட்பில முடிஞ்சது. இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த மாரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சொல்லுங்க. இது இப்போ நானு வந்து வெளிநாட்டுல ஒரு வேலை சம்மந்தமா நான் அங்க இருந்தேன். அப்போ வந்து என்னோட குடும்பம் வந்து இந்தியா திரும்ப வேண்டிய மாரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவங்கள திருப்பி நான் அனுப்பி விட்டு நான் அங்க இருந்த வீட காலி பண்ணிட்டோம். காலி பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். சொல்லப்போனா "என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க" அவங்க வீட்ல தான் நான் தங்கினேன்
சரி. ம்.
இப்போ எனக்கு வந்து அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதாவது ரொம்ப அதாவது பிசினஸ் மேன், இண்டஸ்ட்ரியல்ஸ் நம்ம பேசின மாதிரி எல்லாம் கிடையாது. இவங்க வந்து புது மக்கள். எனக்கு அறிமுகம் என் நண்பன் மூலமா கெடைச்சது. ஒரு குடும்பம் அவங்களுடைய அறிமுகம் கெடைச்சுச்சு. ஆ கணவன், மனைவி, 3 குழந்தைகள். முதல் 2 பசங்க, கடைசி பொண்ணு. ரொம்ப நல்ல குடும்பம். அவங்களை என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னா, நான் அவங்கள பார்த்துக்கல. அவங்க என்ன பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பையன் மாரி பார்த்துக்கிட்டாங்க என்னைய. <chuckles>
சரிங்க. சரிங்க. ஆ. சூப்பர்ங்க <chuckles> ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாவே.
ஒரு பெரிய பையன் மாரி பார்த்துக்கிட்டாங்க, ஒரு மூத்த பையன் மாரி பார்த்துக்கிட்டாங்க, அவங்க குழந்தைகளும் நான் ரொம்ப நல்லா விளாடுவேன். அவங்கலாம் <tsk> சும்மா சின்ன சின்ன குறும்புகள் சண்டைகள்லாம், பண்ணுவாங்க. நல்லா எ எ எங்களுக்கு எனக்கும், என்னோட நண்பனுக்கும் வந்து சமையல் அறையில வந்து நல்லா சமையல் செய்ய பிடிக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கூட்டுக்குடும்பம் மாரி நாங்க இருந்தோம். அந்த நேரத்தில.
ஆ. ம். சிறப்புங்க, சிறப்பு. அ இந்த மாரி வெளிநாட்ல போய் அ ஒரு அ ஃப்ரண்ட்ஷிப்ல இருக்கும்போது, உண்மையாவே அது வந்து ஒரு நல்ல ஒரு உறவுக்கான ஒரு இதுவா தான் இருக்கும். ஏன்னா, அப்போ வந்து நமக்கு நம்ம ஊர்ல இருக்க மாரி இருக்காது. சொந்த பந்தங்கள் கூட இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் அதிகமா இருக்கமாட்டாங்க, பெற்றோர்கள் இருக்கமாட்டாங்க, குடும்பம் வந்து இருக்காது. அப்டிங்க போது இப்டியே ஒரு, ஒரு குடும்பம் வரும்போது, உண்மையாவே நீங்க அந்த நேரத்துல எப்டி அது உங்களுக்கு தோணிச்சிங்க? எந்த மாரி ஒரு ஃபீல் கிடைச்சுது உங்களுக்கு?
கண்டிப்பாங்க. ஆமா. இது ஒரு நம்ம எப்டின்னா இப்போ சனி, ஞாயிறு தான் வந்து நம்மள பரிசோதிக்கிற தினங்கள் நான் சொல்லுவேன். சனி, ஞாயிறு அன்னைக்கி என்ன பண்ணுவோம்ன்னா, நமக்கு வேல இருக்காது. சரி தூங்கலாம் ச பொறுமையா எந்திருக்கலாம்னு நம்ம வந்து நினைச்சிப்போம். பொறுமையா எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோன்னா, அ தினசரி பண்ற வேலைகள் நம்ம செய்வோம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். கல்யாணம் ஆயிருந்தா குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். பேசிட்டு அதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே ஓடாது. அப்போ என்ன பண்ணனும் நேரத்த கழிக்குறதுக்கு நம்ம எய்தர் வெளிய போணும், இல்லாட்டி வீட்ல ஏதாச்சு ஒரு ஹாபி, இல்ல அந்த மாரி ஏதாச்சு ஒரு வேல செஞ்சு, நாம் நம்மளே பிஸி ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வந்து பண்ண முடியலங்கிற பட்சத்துல, நம்ம கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிருவோம். அது நம்மளோட அ பெர்சனல் எட்டிக்ஸ் அ இத பொறுத்து இருக்கு. நம்மளோட பெர்சனல் ஸ்கில்ஸ் அ பொறுத்து இருக்கு. நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் ஆ இருக்கணும். நஅங்க 4 பேர்ட போய் பேசணும், இல்ல 4 இடத்துக்கு போகணும், இடத்தப் பார்த்து நம்ம ரசிக்கக் கத்துக்கணும். இத ஏதோ ஒண்ணு செஞ்சா தான் நம்ம நாலக் ந நேரத்த கழிக்க முடியும். நேரத்தக் கழிச்சா தான நம்ம அடுத்த நாள் வரும் இல்லையா?
ம். நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து சொன்னிங்க. ஆரம்பத்தில வந்துட்டு அ நீங்க வந்து எந்த மாரில்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போனா, "அங்க நான் எப்படி பேசுவேன்? எந்த மாரி மக்கள் வந்து இருக்காங்க?" அப்டிங்கற விஷயத்த சொன்னிங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குற விஷயங்களல்லாம் வந்து அப்டியே இருக்கும்னு நம்ப முடியாது. அப்டிங்கறதுக்கு ஒரு அழகான உதா உதாரணம் வந்து நிறையா சொன்னிங்க. செலிபிரிட்டி பத்தி கூட உண்மையாவே வந்து, இப்ப அப்டி தான் பண்ணிட்டிருக்காங்க. அந்த விஷயத்தையும் நீங்க வந்து சொன்னிங்க. இதுக்கு அப்பறம் கடைசியா வந்து ஒரு குடும்பம், வெளிநாட்ல ஒரு குடும்பம் வந்து நல்லா பழகுனாங்க. அவங்கோ அவங்க வீட்டு பையன் மாரி பார்த்துக்கிட்டாங்க. அப்டின்னு ரொம்ப அழகா சொன்னிங்க. அ உங்க கூட பேசினதில வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
கண்டிப்பா. உண்மைங்க. நன்றி.